ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, எல்லா சமயமும் நம்ம எதிர்பார்க்கறது நடக்காது நம்ம எதிர்பார்க்காத முறையில அதிர்ச்சியோ, இல்ல வந்து நாம எதிர்பார்க்காத ஒரு பண இழப்போ, மன இழப்போ ஏற்பதற்கான வாய்ப்புகள் வந்து உறவினர் யாராவது இறக்கறது இந்த மாரி நெறைய விஷயங்கள் ஏற்படும். அப்படி வரப்ப அந்த குடும்பத்த வந்து, எப்படி சமாளிச்சு எடுத்துட்டு போறது? அத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா?
ஆமா. ஆமா, சந்தோஷமும் மகிழ்ச்சியான திருவிழாக்கள் மட்டும் நிறைந்தது வாழ்க்க கிடையாது. இல்லையா? இ உலகத்தில இருக்க எல்லா அ நன்மை, தீமை, சரி தவறை போல, வாழ்க்கையில அப்படிதான் சுகம், துக்கம். 2மே கலந்து வருது. நிகழ்ச்சிகள்ல அது பிரதிபலிக்குது. சந்தர்ப்பங்கள்ல அது பிரதிபலிக்குது. நம்முடைய பிரயாசங்கள்ல அது பிரதிபலிக்குது. உறவுகள் மத்தியில அது பிரதிபலிக்குது. எல்லா விஷயத்துலயும். இந்த நம்ம எப்பவுமே சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும். அல்லது அ நஷ்டமே ஏற்படக்கூடாது. எல்லாம் லாபகத்து தான் சென்று கொண்டிருக்கிறது. இ அப்படித்தான் இருந்தது. இப்பவும் அப்படிதான் இருக்கு. எப்பவும் அப்படிதான் இருக்குன்னு ஒவ்வொரு குடும்பமும் சொல்ல முடியாது. ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல, நம்ம ஒரு நஷ்டத்தையோ! அல்லது ஒரு அதிர்ச்சியையோ! சந்திக்கிறோம். இல்லையா? அப்ப, அ முதல் படி அதிலயும் ஒரு குடும்பத்துல இருக்கிற அந்த தலைவனானவன். துவண்டு போய் விடக்கூடாது. துவண்டு போய் விடவே கூடாது. அதுதான், ஆ ஆரம்பத்தில நீங்க சிந்திக்க வேண்டியதான ஒரு மிக முக்கியமான செயல். ஆமா. விஷயோன். ஏன்னா
உண்ம, ஆமாங்க, ம். செரியா சொன்னீங்க. ம். உண்மதாங்க. ஆமா. செரியா சொன்னீங்க. ஆமா. செரி. செரிங்க. ம். முக்கியமான விஷயம். அவர் தான் கொஞ்ஜோம் தெளிவாக இருக்கணும். அப்படி இருந்தா தான் மத்தவங்கள வந்து அவர தேத்திக் கொண்டு போக முடியும் அந்த இடத்தல இல்லைங்களா?
இருக்கலாம். ஆமா, அ அதற்காக அவருக்கு வந்து வருத்தம் இருக்கக்கூடாது. அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அவ்வருத்தத்தின் மத்தியிலும் தன்னை தானே தேற்றிக் கொண்டு. தன்னோடு யாரெல்லாம் அந்த பேர் அதிர்ச்சிய வந்து, அனுபவிக்கிறாங்களோ! சந்திக்கிறாங்களோ! அ அல்லது அந்த நஷ்டத்துக்குள்ளாக சந்திக்கிறாங்களோ அவங்க அ உறைந்து ஒரு மாரி அதிர்ந்து அ பலன்இழந்து சூ
சரிங்க. ம். ம். அவங்க நிலைகுள் அவங்க நிலை குழஞ்சு போறப்ப, அவர் அதற்கான ஒரு தாங்கி புடிக்கணும். எனக்கு என்ன ஒரு கேள்வின்னா, இந்த இடத்துல வந்து இப்ப அவர் வந்து அத செய்யக்கூடிய சமநிலைய வந்து எப்படி வச்சுக்கணும்னு நீங்க நெனைக்கிறீங்க? எப்படி கொண்டு வர முடியும்னு நீங்க நெனைக்கிறீங்க? அந்த இடத்துல.
போறப்ப, ஆமா. ஆமா. க கண்டிப்பாக, அதாவது உங்களிடத்தல அந்த பொறுப்பு இருக்குன்ற பட்சத்துல அதுக்கு தான் நான் முதல்ல சொல்ல வந்தேன். அத அத நீங்க தான் முதல்ல வந்து துவங்கணும். நம்ம தான் துவங்கணும். ஒ ஒவ்வொரு குடும்பங்கள்ல, இது இந்த பகுதியை வந்து ஒ கணவன் எடுத்துக் கொள்கிறார்கள். இன்னும் ஒரு சில குடும்பங்கள்ல உள்ளார்ந்த அனு தத்துவ ரீதியில அந்த பெர்சனாலிட்டில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க, மனைவிகள் கூட இருக்கிறாங்க. இல்லையா? அந்த நேரத்தில யாராவது நிச்சயமா, ஒருத்தர் இருப்பாங்க. அங்க யார் நம் உளவியல் ரீதியாக இந்த பிரச்சனைகளில யார் வந்து, அ இ முதலாவதாக இதை சமன் செய்ய முடியுமோ, அந்த திறமை யாருக்கு இருக்கிறதோ, அவர்கள் தொடக்க நிலைப்பாடுகளை எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து. அதாவது இது கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயோன் கிடையாதுல்ல. ஒரு வேளை ஒரு குடும்பத்துல ஒரு கணவனுக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஒரு ஆழுத்தத்துவம் இருக்கும் பெர்சனாலிட்டி கெப்பாசிட்டி இல்லாம இருக்கலாம். ஆனா மனைவிக்கு இருக்கக்கூடியதாக இருக்கலாம். இந்த நேரத்தில அவங்க பகுதியிக்கலாம். கணவனுக்கு மனைவி
செரிங்க, ம். ம். செரியா சொன்னீங்க, ஆமா. ஆமாங்க. அதாவது அவங்க 2 பேத்துக்குள்ள யார் தெளிவா இருக்காங்க இந்த விஷயத்தில, இல்ல மத்த விஷயத்தில யார் வந்து வீக்கா இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்குள்ள பகிர்ந்துக்கணும். அந்த இடத்துல.
ஆமா. ஆமா, நம்மளை குறித்ததான அளவீடு நமக்கு நிச்சயமாக தெரியும். அப்படித்தானே? ஒருவேள நான் அவ் என்னுடைய என்
புரியுது. ஆமா. நம்மளுடைய எது ஸ்ட்ராங்கு எது வீக்கு இல்ல நமக்கு எது பலவீனம் அப்படிங்கிறது, நாம தெளிவு இருந்தா தான். அவங்க இந்த மாரி பண்ண முடியும். இதற்கு அந்த மனைவியும் ஒத்துழைக்கணும் இல்லைங்களா? இந்த இதுல.
ஆ. ஆமா, அடுத்த படிக்கு நம்ம போக முடியும். ஒத்துழைக்கணும். கணவனுக்கு மனைவி ஒத்துழைக்கணும், மனைவிக்கு கணவன் ஒத்துழைக்கணும். ஆக நீங்க அந்த தொடக்கத்துக்காக நீங்க எடுக்கிற அடுத்த முதற் படி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்க. நம்பிக்க விட்டுறக்கூடாது. தன்னம்பிக்கையை நீங்க விடவே கூடாது. அந்த தன்னம்பிக்கை அதாவது உளவியல் ச நீ உங்க உடல் ரீதியான திண்ணத்தை கூட இழந்து திரும்பவுமாய்ப் பெற்றுக் கொள்ளலாம். சுலபமாக பெற்றுக் கொள்ளலாம். ஆனால். உளவியல் ரீதியாக மனோபலத்தை நீங்க இழந்து, அதை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாமல் போனால். உங்களால் உங்களுடைய உடலே அதன் வழிக்கு கொண்டு வந்து, மீண்டுமாய் சாதிக்க பழைய நிலைமைக்கு நீங்கள் திரும்ப, உங்களுடைய சூழ்நிலையை திருப்ப உங்களால் நிச்சயமா கூடாமலே போய்விடும். அதனால தான் அ இந்த நம்பிக்கை.
செரியா சொன்னீங்க. ஆ, செரியா சொன்னீங்க. உண்மதான். ம். உண்மதான். செரிங்க. இல்ல, அதற்கு வந்து நெறைய நேரம் எடுத்துக்கப்படும். அதற்குள்ள அந்த சூழ்நிலையால குடும்பம் உறு கொலைஞ்சு விடும் இல்லைங்களா? அந்த இடத்துல.
ஆமா, அ அது இது அ அடுத்தது வரும்போது அந்த குறிப்பிட்ட நேரம் நீங்க சரியான நேரத்த ஏற்ற வேல் அ ஏற்ற வேலையில அந்த முடிவு எடுக்கணும் நீங்க. அ காலம் கடந்து அந்த முடிவு எடுத்தாலும் அது பிரயோஜனமில்லாம இப்ப போய்விடும். இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு இப்படி இப்படி ஒரு சம்பவங்கள நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா சமுதாயத்தில நடந்த இந்த பிற்காலங்கள்ல 2018-19கள்ல நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். கோவிட் 19 எப்பா? இது ஏ அதிர்ச்சி எல்லாமே அதிர்ச்சி நஷ்டம், தோல்வி, சோர்வு, பாரம், மன அழுத்தம். எத்தனை குடும்பங்கள்து பார்த்தோம். இது உதாரணமா சொல்லணும்னா. அதிலிருந்து இன்றைக்கு மீண்டெழுந்து வந்திருக்கிற குடும்பங்கள், ஏராளம். ஆனால் அதே போல. யாரெல்லாம் அந்த ஊக்கமளிக்கக்கூடியதான. அந்த அதிர்ச்சியிலிருந்து தோல்வியிலிருந்து, அ அந்த நஷ்டத்திலிருந்து தங்களை தாங்களே மீட்டெடுத்து கொள்வதற்கு ஏதுவான குணாதிசயங்கள் இல்லாமல் அதிலே கவனம் செலுத்தாமல் விட்டுவிட்டார்களோ, அவர்கள் அந்த குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கும் அன்றைக்கு பாதிக்கப்பட்ட நிலைமையிலே தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நல்ல உதாரணம். அப்படித்தானே, இப்ப அ என்னுடைய வாழ்க்கையே உங்களுக்கு நான் எதிர்த்து உதாரணமாக இதை நான் எப்படி கையாண்டேன் என்று சொல்ல முடியும். அந்த இப்ப உதாரணத்துக்கு ஒரு 2, 3 நிறுவனங்களிலே நாங்க ஒப்பந்ததாரராக உணவுத்து வழங்குவதிலே ஒப்பந்ததாரராக இருந்து உணவளித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள உடையதும் ஒரு சின்ன நிறுவனமாக இருக்கிறது. இந்த நிறுவனத்துலே என்னிடத்தில வேலை பார்க்கிற குடும்பங்கள் ஒரு 15 குடும்பங்கள், 15 வேலையாட்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 15 குடும்பங்கள் இருக்கிறது. பாருங்க. சாதாரண ஒரு சராசரியான அ குடும்ப வாழ்க்கையில சம்பளத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைய விட எனக்கு அதிகப்படியான பிரச்சனை இருக்கு. இந்த நேரத்தில.
ம். உண்மதான். சரியா! சொன்னீங்க. ம். ஆமாங்க, அது எதிர்பாராத ஒரு விஷயோன் தான். நம்ம யாருக்கும் அது முன் அனுபவம் கிடையாது. ஆ. செரியா சொன்னீங்க. ம். செரிங்க. உண்மதான், ஆமா. சொல்லுங்கய்யா. சொல்லுங்க. ம். செரிங்க. ம். செரி. புரியுது. ம். உண்மதான். ஏன்னா, ஒரு தொழில் நடத்தும்போது நீங்க பல்வேறு விஷயங்கள யோசிக்கணும். பணம் ரெடி பண்ணணும். அதே நேரத்தில 2 பக்கமும் சமநிலையை உருவாக்கணும். இப்ப நீங்க இதல பெரிய பிரச்சனை, நீங்க எத பார்க்கறீங்க எங்க உங்களோட அனுபவத்தில இந்த இதுல?
ஆமா. ஆமா. சமநிலைய உருவாக்கணும். அதாவது, என் குடும்பத்தை நான் எப்படியும் சமாளித்து விடுவேன். அப்படின்றது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. நான் நான் படுகுழியில விழுந்தாலும் உடனடியாக எழுது எழு எழுகிறவன் எழுந்து. புவியின் மேலே வருகிறவன், நிமிரகிறவன், நிற்கிறவன், நடக்கிறவன் அப்டியே ஓட ஆரம்பிச்சுிருவன்னு எனக்கு தெரியும். இந்த குடும்பத்த நான் எப்படி வேணாலும் பாதுகாத்த முடியும். என்னுடைய தொழிலை. பாதுகாத்தற தான். அது எனக்கு அஸ்தி வரும். அந்த தொழில் பாதுகாக்கப்பட்டா என் குடும்பம் நல்லாருக்கும். இல்லையா? இப்ப ஒரு வேலைக்கு சென்று சம்பளம் வாங்குகிறவர்களுக்கு சம்பளம் மாத்திரமே கிடைக்காமல் போகும். ஆனால் எங்களை போல தொழில் நடத்துனியவர்களுக்கு பல தரப்பட்ட பிரச்சனைகள் அந்த நேரத்திலே வந்தது. என்னவென்று சொன்னால் நாங்க கம்பெனியை பதிவு செய்து வைத்திருக்கிறோம். அதற்குண்டான வரி காரியங்களை நாங்க முறையாக செலுத்த வேண்டும்.
செரிங்க. செரிங்க. உண்மதாங்க. உண்மதா சொல்லுங்க. செரிங்க. ஆமா ஆமா உண்மை. ம்.
அப்பொழுது தான் அதை உயிரூட்டமாக வைத்திருக்க முடியும். அதேபோல எங்களுடைய பணியாட்களுக்கு ஆ ஓய்வூதிய தொகையை நாங்கள் பங்களிப்பு குடுக்க வேண்டும். நாங்க எடுத்து வைத்திருக்கிற கட்டடங்களுக்கு நாங்கள் வாடகை குடுக்க வேண்டும் புரிகிறதா? இப்போ உங்களுக்கு? எவ்வளவு பிரச்சனைகள் ஒரு தொழிலை நடத்துனவங்களுக்கு வந்துச்சு 3 நிறுவனங்களிலிருந்து வந்து கொண்டிருந்த வருமானம் உடனடியாக நின்று போகிறது வருமானத்திற்கும் சுத்தமாக வழி இல்லை.
புரியுது. சரிங். ம். புரியுது. ஓ! நீங்க இ பார்க்காத முறையில நின்றுச்சு இல்லைங்களா?
நின்றுச்சு ஆமா. அதேபோல எங்க கிட்ட வேலை பார்க்கற பிள்ளைகளுக்கும்
ரொம்ப கடினமான சூழ்நிலையாச்சே! ம்.
கடினமான மிக கடினமான சூழ்நிலை. இப்ப நானு எங்க கிட்ட வேலை பார்க்கற பிள்ளைகளும் திடீர்னு சம்பளம் இல்லாம வீட்ல போய் உட்கார்ந்தான்னு வச்சுக்கோங்களேன் "ஐயா சார் ஏதாவது குடுக்க மாட்டாரா?" அப்டின்னு எதிர்பார்ப்பு இருக்கத்தானே செய்யும். இத்தனை நாள் அவர்கள் எ
சரிங்க. ஆமா. அதாதது பிரச்சன நமக்கு. ஆனா, அத நம்ம அவுங்ககிட்ட சொல்ல முடியாது. அவுங்க வெறும் சம்பள தொகைக்கு வரப்ப அவங்களுக்கு அது மட்டும் தான் பிரச்சனையா இருக்கும். தொழில பத்தி ஒரு கவலை இருக்காது. ஒகே, ஒகே, ஒகே
ஆமா. நிச்சயமா இல்லை என்ன கவலை இருக்கும்னா, இன்னிக்கி இந்த நல்ல தொழிலாளர்களை நான் எதையாவது கொடுத்து தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை என்றால், நாளைக்கு அவர்கள் திரும்பவும் என்னிடத்திலே கிடைக்க மாட்டார்கள். அந்த ஒரு பிரச்சன
உண்ம தான். புதிதா யாரையாவது எடுத்து பயிற்சி பண்றதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம்.
எடுத்து ஆமா. அவுங்க நம்ம தொழிலுக்கும் சூழலுக்கும் ஏற்றவளாக அமைய வேண்டும். இத்தனை நாள் பழக்கி வைத்த பழக்கங்கள் அதுதான் அப்போ ஊக்கத்தொகையெல்லாம் இத இந்த இந்த அ இஎஸ்ஐ ன்னு சொல்றோல்ல மருத்துவ காப்பீட்டு விஷயங்கள், இவைகளெல்லாம் நாங்க தொடர்ச்சியாக செலுத்திக்கொண்டே தான் வர வேண்டும். அப்ப இதற்கெல்லாம் வருமானம் இல்லாவிட்டால் நாங்க என்ன செய்ய வேண்டும்? இது எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, பெரிய நஷ்டம். ஆனால். நாங்க சோர்ந்து போகவில்லை. எப்படியாகிலும், எதையாகிலும் செய்து சமாளித்து விடலாம் என்கின்ற எண்ணத்தோடு கூடவே எப்படி ஒரு காலத்திலே நல்லபடியாக சம்பாதித்தோமோ. அதே போல ஏதாவது எதிர்பாராத இது நம்முடைய தவறு கிடையாது. ஏதோ இயற்கையின் விளைவு இப்படி சம்பவித்து விட்டது. ஆனாலும் இந்த சூழ்நிலையை கண்டு பயந்து அப்படியே விழுந்து போய் உட்கார்ந்துடக்கூடாது இல்லையா? அப்டின்றதுனால
ஆமாங்க. சரி. ம். சரிங்க. ம். சரிங்க. ம். ஆமாங்கய்ய! எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன வினா, இந்த இடத்துல நீங்க உங்க குடும்பத்த எப்படி சமாளிச்சு? குடும்பம், தொழில் 2யும் எப்படி சமாளிச்சு எடுத்துட்டிருந்தீங்க?
ம்ஹும். ஆ அது அ அது அதுதான் அதுதான் அதுதான் அவங்களுக்கு ஒ மொதல்ல தக்க ஆலோசனையை நான் சொல்லிக் கொடுத்தேன். என்னுடைய மனைவி நன்றாக படித்தவர்கள் தான் பிள்ளைகள் ஓரளவுக்கு பதின் பருவத்திற்கு வந்துவிட்டார்கள். உண்மையிலேயே அப்ப அவர்களிடத்திலே அமர்ந்து காரியங்களை குறித்து முதலாவதாக உரையாடுதல், நல்ல உரையாடுதல், மனம்விட்டு பேச வேண்டும் நம்முடைய நிலமை என்ன? எப்படி இருக்கிறது? எப்படி இருந்தது? இதுவரைக்கும் நாம் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்தது. இனிமேல் நாம எப்படி நாம வாழப்போறோம்? அப்படீன்ற விஷயங்கள இது வந்து நிரந்தரமும், அதே போல நம்ம இருக்க ஆனா சின்ன சின்ன தியாகங்களை நீங்கள் அ செய்கிறதற்கு தயாராக இருக்கத்தான் வேண்டும். அப்படின்ற ஆலோசனைய அந்த பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனைவிக்கும் கொடுத் உதாரணத்துக்கு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். சரியா? கொஞ்சம் கொறச்சுக்குங்க. ஒரு 2,3 கூட்டு, பொரியல் வச்சு எடுத்து சாப்பிட்ற எடத்துல, ஒரு கூட்டோட சாப்பி்ட்டுக்கங்க. அன்னைக்கெல்லாம்
ம். சரிங்க. புரியுது. ம். சரி. ம். ம். சரிங்க. ஆ. அந்த சூழ்நிலை சரியாகற முடி, கொஞ்சம் வாழ்வியல் மாற்றங்கள பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இல்லைங்களா? எளிமையா நம்
ஆம். வாழ்வியல் மாற்றங்கள் அத்தியாவசியம் இதேபோல சூழ்நிலை இன்றைக்கும் இல்ல, என்றைக்கும் இனிமே ஏற்படுக்கிறதற்கு வாய்ப்பு இருக்குனா. நாங்க ரேஷன் அரிசி சாப்டோம் அந்த சமயத்துல. உண்மையிலே நீங்க தியாகம் பண்ணீங்கன்னா தான் நம்ம தொழிலயும் நமக்கு வருமானம் வரக்கூடியதான அந்த அ அ அந்த சோர்சஸ் ன்னு சொல்ற வளங்களையும் நம்ம வந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் இல்லையா? இன்றைக்கி ஒரு காலத்ததுல நம்மளுடைய சந்தோஷத்துக்கு அவங்கலாம் காரணமாக இருந்தாங்க. அந்த வெளிப்புறத்திலே நம்முடை தொழில் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நமக்கு உதவிகரமாக இருந்தது. அந்த நன்றியை நினைத்து அதை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய பங்கு நம்ம என்னல்லாம் சேர்த்து வச்சிருக்கோமோ அத அவர்களுக்கு கொடுக்கறதற்கு நம்ம கொஞ்சம் தியாகம் பண்ணணும். நல்ல அரிசி பொன்னி அரிசி வாங்கி சாப்பிட்றோமா கொஞ்சம் கொறச்சுக்குவோம் ரேஷன்ல குடுக்குது, அரசாங்கம் தருது, அது நல்லரிச்சி அத சாப்பிட்டு பழகுவோம். நாங்க அப்பாலாம் சின்ன பிள்ளைல அப்படித்தாண்டா நாங்கலாம் சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம். பிள்ளைகளுக்கு அதை புரிய வைக்கிறோம் இதே கூட ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து இன்னைக்கு திடீர்னு தான் வந்திருக்கு ஆனா, எங்களுக்கு எங்களுடைய வாழ்வியல் முறையே அப்படித்தான் இருந்தது. அந்த சூழ்நிலையில நாங்க வளர்ந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்ததனால தான் இன்னைக்கு ஒரு நெலமை எங்களால அடைய முடிஞ்சுது. அதனால இந்த அனுபவங்கள வந்து உங்களுக்கு இது அவசியமான ஒன்றா ஏத்துக்கங்க இது தேவையான ஒன்றா ஏத்துக்கங்க இது இல்லாட்டி வாழ்க்கையில கஷ்டம்னா என்னன்னு உங்களுக்கு புரியாம போயிடும். நாளைக்கு திடீர்னு இத போல, உங்க வாழ்க்கையில அந்த சூழ்நிலை வரும்போது நீங்க தடுமாறுவீங்கப்பா அப்படீன்னு சொல்லி பிள்ளைகள், மனைவிக்கி ஓரளவுக்கு நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து நம்மோடு கூட அனுசரித்து வந்து விடுகிறார்கள். என்னுடைய மனநிலமை அவளுக்கு தெரியும் அவர்களுடைய மனநிலமை எனக்கும் தெரியும். எங்களுக்கிடையே எ பிரச்சனைகள் ஏற்படவில்லை.
புரியுது. சரிங்கய்யா! சரியா சொன்னீக. ஆமா. உண்மங்க. ம். சரிங்கய்யா. சரிங். ம். சரிங்க. ம். ஆமாங். சரியா சொன்னிங் இப்ப நீங்க இத உங்க பிள்ளைகள் கிட்ட சொன்னப்போ, அவங்க என்ன மாதிரியான ஒரு பதில உங்களுக்கு குடுத்தாங்க? இந்த வி?
அழகாக ஏற்றுக்கொண்டார்கள் எங்களுக்கு ஒத்துழைத்தார்கள். அந்த கஷ்டம் அதுதான் அந்த வாழ்வியல் பாடத்தை சொல்லிக் குடுக்கும்பொழுது அந்த பிள்ளைையானவன் ஏற்றுக் கொள்வானே ஆனால், அவனுடைய வாழ்க்கையே நன்றாக இருக்கும் பிரகாசமாக இருக்கும். அந்த விஷயத்த என்னுடைய பிள்ளைகளிடத்திலே நான் உண்மையிலேயே பார்த்து நான் அ அதை ஆச்சரியப்பட்டு, பெருமிதப்பட்டுக் கொண்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷங்க உ பிள்ளைகள் வந்து ட்ரெஸ்சே கேட்கல. அப்பா எனக்கு சட்ட வாங்கி் குடுங்க, அப்பா எனக்கு பேண்ட் வாங்கி் குடுங்க. இந்த துணி வாங்கி குடுங்கன்னு ஒரு நாள் எங்க பிள்ளைங்க வந்து அந்த 3 வருஷம் தொடர்ச்சியா பிள்ளைகள் கேட்கவே இல்ல நாங்க நெனச்சா ஷாப்பிங் போவோம் பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி் குடுப்போம். இப்ப அப்ப பிள்ளைகளுக்கு அந்த குடும்பத்த வந்து நம்ம அப்படி ஈடுபடுத்தி, அந்த துக்கத்துல, அந்த நஷ்டத்தில, அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வருவதற்கு பிள்ளைகளுக்கு நம்ம குடுத்த அறிவுரைகள் வந்து பிரயோஜனமாக இருந்தது. அது வேலை செய்யவும் செய்தது. அதுதான் எனக்கு மிக்க மகிழ்ச்சி.
சரி. உண்ம. சரி. ம். பரவால்ல. சரிங்க. ம். சரிங். அற்புதமா சொன்னீங்க. அதாவது. சூழ்நிலைகள் காலங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அது தொழில்லாகட்டும், குடும்பங்கள் ஆகட்டும், இல்லாட்டி குடும்ப உறவுகள் ஆகட்டும், இழப்பீடுகள் எதிர்பாராத முறையில வரத்தான் செய்யும். அப்படி வரும்போது ஒரு குடும்பம் அத எப்படி தாங்கி நிக்கிது? உங்களுடைய சொந்த வாழ்விலே தொழில்ல ஒரு பிரச்சனை வந்தப்ப எந்த அளவுக்கு தாங்கி நின்னது? அத நீங்க எப்படி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட வந்து பேசி, புரிய வச்சு அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு வந்தீங்க, அவங்களும் ஒத்துழைச்சாங்க, அப்படிங்கிற நீங்க சொன்ன இந்த அனுபவங்கள்ல கேட்டப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. உங்களுடன் பேசியதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி!
ஆமா. எனக்கும் பிரயோஜனமான காரியங்களை குறித்து உங்களோடு கூட பேசியதிலே மிக்க மகிழ்ச்சி. நன்றி!